ஆமா. இது நெறைய பெண்களுடைய இதுவாவே இருக்கும். இந்த வீட்டு, இந்த சமையல் அறை என்னுடைய கட்டுப்பாட்டில இருக்கணும் அப்டின்றப்போ, அந்த வீடே அவுங்க கட்டுப்பாட்டில இருக்கிற மாரி ஒரு, நம்பிக்கை அவுங்களுக்குள்ள வரும் இல்லையா?
நம்ம. ஆமா. அவுங்களோட, அ, ஆமா, அவுங்க சொல்லி நம்ம செய்யணும். அவுங்க கைக்குள்ளே நம்ம இருக்கணுங்கிறத ரொம்பவே எதிர்பாக்க ஆரம்பிச்சாங்க. வீட்ல இருந்து வெளிய இதில சொல்லப்போனா அவுங்கள இன்னொரு பக்கம் என்னான்னா நமக்கு, எனக்கு என்ன வேணுங்கிறத யோசிச்சு, யோசிச்சு செய்றதாவும் இருந்தாங்க.
புரியுது, புரியுது. ஓ! சரி, சரி.
எங்கேயாச்சும் கல்யாண வீட்டுக்கு போனா, "இந்தா என்னோட பட்டு சேலை, இந்த சேலை நல்லாருக்கும் இத கட்டிட்டு வரியா?" அப்படின்னு எடுத்து குடுப்பாங்க
ஓ! சிறப்பு, சிறப்பு.
அவங்களோட நகைங்களையுமே குடுப்பாங்க "இதை போட்டுட்டு வர்றியா?" அப்டின்னு

அ அவுங்க மாரி நெறைய விஷயங்கள் எங்க என்னோட லைஃப் வாழ்க்கையில நடந்திருக்கு. அப்படி கல்யாணம் பண்ணி வந்தாலும் காலையில நம்ம இந்த வீட்லன்னா 6 1/2 மணி, 7 மணி அந்த மாரி தான் எந்திரிப்போம்.
சரி. ஆமா.
ஆனா, இங்க என்ன செய்யணனன்னா 6 மணி எந்திரிஞ்சிடணும். 6 1/2 மணிக்கு குளிச்சுட்டு மணிக்கு வாசல்ல கோலம் போட வரணும் அப்டிம்பா
இப்ப வந்து நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்ல இருந்துப்பீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எழுந்திரிச்சுிருந்திருப்பீங்க. இப்ப புதுசா இங்க வந்து திடீர்னு ஒரே நாள் எல்லாம் மாத்திக்கவோன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா?
ம். ம். ஆமா. ம். ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா. என்ன சொல்லப்போனா எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனாலுமே எனக்கு வந்து அதுக்குரிய ஒரு இடமும் எனக்கு கிடைக்கல, செய்யணும். இந்த வேலைய ஆனா குளிச்சுட்டு தான் போணும். அதே சமயம் நெறைய நேரம் கோலம் போடவும் சொல்ல சே நேரத்தையும் எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் பெருசாவும் போடணும். போடணும். அவ அடுத்த கிச்சனுக்கு அவங்களோட நம்ம வந்து போய் தொணைக்கு நிக்கணும். அவங்களோட வேலைக்களுக்கு வந்து நம்ம கூட நிக்கணும். ஆமா. ஆ அந்த மாரி. அங்க.
சரி. ஓ! அதாவது கடகடன்னு போட்டுட்டு வரணும். ஆனா உங்களுக்கு நிக்கணும். புரியுது, புரியுது. உண்மையிலே இது கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா, நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு வந்து ரொம்ப புடிக்கும்ன்னீங்க. இந்த மாதிரி ஒரு கலை ஆர்வம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா? நிறுத்தி நிதானமா அழகா பார்த்து, பார்த்து போடுவாங்க. இல்லையா? இத நான் வந்து உணர்ந்திருக்கேன். எனக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்டின்றதுனால. இப்ப கடகடன்னு போடுறப்போ, அது ஒரு மாரி அவ் சரியா போடாத மாதிரி ஒரு மன திருப்தி இல்லாம இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லையா?
ஆமா. ம். ஆமா. ஆமா. ம். எல்லாம். ம். ஆ ரசிச்சு போடுவோம். ஆனா ரசித்து போடுறதுக்குரிய அந்த நேரம் நமக்கு குடுக்க மாட்டாங்க.
ஆமா. புரியுது.
அது ரொம்ப வறுத்தமா இருக்கும் எனக்கு. அதே மாரி எல்லா வேலையும் காலையில போனாலும். நம்ம ஒரு டீ போட்டா நாங்க இப்படி செய்ய மாட்டோம். நம்ம என்ன சொன்னாலுமே வந்து, அவுங்க ஏதாவது உங்க சமையல நம்ம செய்யணும்னா, எங்க வீட்ல நாங்க இப்படி செய்ய மாட்டோம். நீ இத செஞ்ச என் என் புள்ளைக்கு இந்த மாரி செஞ்சா புடிக்காது.
ம். ஆ. ஆ. ஓ! அப்படி.
இது செஞ்சா தான் புடிக்கும். அது செஞ்சா தான் புடிக்குனு ஒரு நெறைய வரைமுறைகள்ல விதிச்சிக்கிட்டே போவாங்க. நம்ம எத பின்பற்றது, எத பின்பற்ற முடியாதுங்கிற ஒரு தடங்களோடயே நம்ம இருப்போம்.
ஓ! உங்களுடைய விருப்பம் என்ன அப்டின்றதையும் அவங்க வந்து கேட்டதில்ல இல்லையா? அவங்க சொல்றத நீங்க செய்யணும்? ஏன்னா, அவங்களுடைய குடும்ப வழக்கம் அந்த மாதிரி இருக்குன்ற மாரி உங்க மேல திணிச்சுட்டு இருந்தாங்க. புரியுது.
ஆமா, ஆமா. ஆமா. ஆமா. புரியுது. இதில நெறைய விஷயங்கள் அந்த மாரி நடந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு வாசல்ல பூ வாங்குனோம்னா, இங்க வாங்கக்கூடாது. அங்க வாங்குனா தான் வெல கம்மியா இருக்கும்.

ஆமா. அ என்ன செய்யா. ஆனா அவங்க என்ன ஒரு முழுசாவே தவறுகள், முழுதாகவே ஒரு எந்த மனிதனும் முழுசா தவறு மட்டுமே செய்றதில்ல. அதனால நெறைய சரிகளும் செய்றாங்க. எனக்கும் பாக்கறாங்க, என் குழந்தைகளுக்கும் பாக்கறாங்க. எல்லா வேலையும். வீட்ல வேலைகளையும் பகிர்ந்துக்கிறாங்க. வீட்டு வேலைகளும் செய்றாங்க. விருந்தினர் யாராச்சும் வந்தா அப்பயும் நல்லா, சிறப்பா, அவங்க சொந்தக்காரங்கனா சரி, எங்க சொந்தங்கள் சிறப்பா கவனிக்கறாங்க. <tsk> அந்த மாரி சில நட்புணங்களும் இருக்கறப்ப நம்ம முழுசா அவங்கள வெறுக்கவும் முடியில.
உங்களுடைய ஆமா. சரி. கண்டிப்பா. புரியுது.
ஆனா, எனக்கு வந்து நான் அவங்கள பாத்துக்கணும் அப்டிங்கற ஒரு கடமை உணர்சியம் இருக்கு. ஏன்னா, அவருக்கு வந்து அவங்களுக்குன்னு கணவர் இல்ல. அவுங்க மட்டும் தனியா இருக்காங்க. சோ அவங்கள கவனிக்க வேண்டிய ஒரு என எனக்கு ஒரு அந்த அக்கறையும் இருக்கு. அவங்கள விட்டுறவும் முடியாது. அதனால நான் கொஞ்சம் பொறுமையாவே இருந்தேன். அவங்க ஆனா சொந்தக்காரங்களோட பாதிப்பு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆ அது இருந்துட்டே இருந்துச்சு. அவங்களோட நாத்தனாரு, அவங்களோட அண்ணி அவங்கலாம் என்ன சொல்றாங்க? அவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுங்கற அந்த பாதிப்புகள் அவங்களுக்கு நெறைய இருந்தது. எப்ப அவங்களுக்கு அந்த? தாக்கம் ஏற்பட்டுச்சு. நம்ம தவறான முறைல ஒருத்தங்கள புரிஞ்சிருக்கோனு நினைக்கணும், அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்ப தான் அவங்களுக்கு புரிஞ்சுது.
கண்டிப்பா. ஓ! சிறப்புங்க. புரியுது. புரியுது.